ஓஹோஹோ! சரிங்க, சரிங்க. அ யாரெலாம் கூட இருந்தாங்கன்னு சொன்னீங்க?
குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, மாமா, அத்த எல்லாருமே குடும்பத்தோடு தான் நாங்க வந்து கோவில்களுக்கெல்லாம் பயணம் செல்வோம். அப்போ எல்லோருமே பாத்தோம் நாங்க எங்க குடும்பத்தில. <chuckles>
அ. ஆஹா. சேரிங்க. ஏன்னா தெளிவா அந்த காட்சி தெரிஞ்சுது. இல்லைங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்கும் அது ஒரு இன்னுமே வந்து உங்க மைண்டில ஒரு உங்க மனதில வந்து ஒரு நீங்கா ஒரு இடம் பிடித்த அந்த எவர்கிரீன் மெமரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உங்க மைண்டில இருக்கு இல்லைங்களா? இப்போ
கண்டிப்பா, கண்டி கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் சமீபத்தில நாங்க போனோம் அதே இடத்துக்கு போனோம். ஆனா வந்து கூட்டத்தினால எங்களால வந்து அந்த கரெக்ட்டான நேரத்துக்கு எங்களால மேலே போக முடியல. அதே கோபுரத்தில ஏறுறதுக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தடவை 1,000 பேர் லைன்ல நின்னுட்டு இருக்கறாங்க. அவுங்களெல்லாம் தாண்டி நாங்க உச்சிக்கு போறக்குள்ள சூரியன் வந்து மறைஞ்சிட்டாரு. <chuckles> அந்த காட்சி வந்து, அந்த காட்சி வந்து எங்களுக்கு கிடைக்கல. சோ நம்ம நெனைச்சு வர்றதெல்லாம் கண்டிப்பா நடக்காது. நமக்கு அவுங்க எப்ப காட்சி கொடுக்கணும்ன்னு நினைக்கும் பொழுதோ, அது வந்து நமக்கு கிடை இதுக்கு முன்னாடியே நம்ம பாத்துட்டோம்ல்ல அது வரைக்கும் போதும்ன்னு சொல்லி அந்த ஒரு திருப்தி இருந்தது. <chuckles>
ம். ஓ! சரிங்க. ஓ! சரிங்க. அப்போ நீங்க எப்டிங்க ஃபீல் பண்ணீங்க? ம். ஆனா. அது வயசு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அப்போ சின்ன வயசுல நீங்க பாத்தது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இருக்கும். இப்போ ஒரு மெச்சூரிட்டியோடு இருக்கீங்க. ம்.
கண்டிப்பா. ஒரு ஏமாற்றம் என்னான்னா. நான் வந்து இப்போ என்னோட குழந்தைங்கள கணவர் அவுங்க குடும்பத்தாரர்களெல்லாம் வந்து பெரு ம். அத பத்தி சொல்லி தான் கூட்டிட்டு போனோம். அருமையா இருக்கும் நம்ம அங்கே போய் பாத்தோம்னா போதும் சொல்லிதான் போனோம். ஆனா, அங்கே இப்போ மக்கள் கூட்டத்த வந்து இந்த அளவுக்கு நாங்க எதிர்பார்க்கல இவ்ளோ மக்கள் கூட்டம் இருப்பாங்களான்னு எதிர்பார்க்கல. அதுனால தான் வந்து அந்த அந்த அந்த அந்த சீன் சொல்லக்கூடிய அந்த இது வந்து எங்களுக்கு கிடைக்கல, பாக்க கிடைக்கல. எனக்கு ரொம்ப சங்கடமா இருந்தது. ஐயோ! இவ்வளோ தூரம் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு, அத காட்ட முடியலையேன்னுட்டு. பட் அவரு வந்து ரொம்ப அ இயல்பா எடுத்துக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டாரு சூழ்நிலைய. "இவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில நம்ம போய் பாக்கிறது வந்து பரவாயில்ல விடு. இங்கே தானே இருக்கோம். இன்னொரு நாள் வருவோம். இந்த வருஷம் இல்லைனா என்ன இன்னும் அடுத்த முறை விடுமுறைக்கு வரும்பொழுது, நம்ம கொஞ்சம் நேரமாவே இங்கே வரக்கு பிளான் பண்ணிக்கலாம்." அப்டின்னு சொல்லி என்ன சமாதானப்படுத்தி அங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்க.
ம். சரிங்க. ஓ! ம்ஹ்ம். ம். அருமைங்க. ம். ம். ம். சேரிங்க. கண்டிப்பா அந்த டைம்லலாம் நம்மகிட்ட அந்த மொபைல் அப்லாம் இருந்திருக்காதே, ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்குலாம் இருந்திருக்காது. ஆனா இப்போ அந்த மொபைல் ஃபோட்டோஸ்லாம் நம்மனால எடுக்க முடியும். என்னைக்காவது நீங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ச்ச! அந்த இடத்துல போய் நம்மளால ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியலையே. அப்டின்ட்டு.
கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. இல்ல. முடியும்.